ஓ!
அ இப்ப புள்ளைங்கெல்லாம் கூட்டு போனா கையமுயா கையாமுயான்னு இருக்கும். ஆமாங்க. அத ஏன் கேட்கிறீங்க. அ அப்போ அங்க போயிட்டு நாங்க வந்து உட்கார்ந்துட்டு, அப்பிடியே உலகத்தையே மறந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆ, ஆமாங்க. அப்டி பேசீட்டே இருக்
அப்ப ஒரு அழகிய தருணமா இருக்கும்! ஆஹ். ம். ஓ! உங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு பேசிக்கிட்டுருக்கீங்க, ஆர்வமா.
பாத்தீங்களா அப்ப உங்களுக்கும் அதே அனுபவம் இருந்துருக்கிது இல்லைங்களா? <laughs> ஆ, அது ஒரு அழகிய தருணம். அப்ப அதாது
இருக்கு, இருக்கு. இருக்கு, இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ம். ஆமா. மறக்க முடியாத தருணம்கூட அதுல்லாம்.
ஆமாங்க. வாலிப வயசு. அதனால அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்ப அப்டி
வடிவேலு சொல்றமேரி எவ்ளோ இதெல்லாம் வாலிப வயசுங்க. அப்டிதான் இருப்போம். அப்பிடின்னு சொல்லுவாங்க.
<laughs> ஆமாங்க. அந்த மாரி நாங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் செரி ரைட் இனிமே வந்து அந்த போலீஸ்காரங்கள்லாம் வந்தாங்க அந்த பக்கம் அந்த அதிகாரிகள்லாம் சொன்னாங்க, இந்த மாரி வந்து நீங்க ஆ, "எல்லாரும் வந்து கெளம்புங்க, கெளம்புங்க. நேரம் ஆயிடுச்சு"அப்டின்னாங்க.
ம். அவ்ளோ நேரம் பேசீட்டுருந்தீங்களா?
ஆமாங்க. சரின்னு கெளம்பலான்னு
அடடா! எவ்ளோ ஒரு சுமார் சுமார் எத்தன மண்நேரம் பேசிருப்பீங்க?
ரா அ எத்தன மண்நேரம்ன்னு தெரில, ஆனா ராத்திரி ஒரு 9:00, 10:00 மணி கிட்ட அந்த மாரி ஆயிருக்கும்.
அச்சச்சோ! ஆ, அப்புறம்!
ஆ அப்டியே கானா கொஞ்சம் தூரம் கைய கோத்துட்டு நடக்கறது, கொஞ்சம் நேரம் உட்கார்றது, கொஞ்சம் நேரம் அலைய ரசிக்கறது, அப்பிடியே போயிருச்சு! அ, அஹ.
ஹா. அப்பா! ரொம்ப, ரொம்ப என்ன பண்ணிருக்கீங்கன்னா என்ஜாய் பண்ணிருக்கீங்க.
ஆமாங்க. அப்புறம் நாங்க 2 பேரும் வந்து சரி வா! ஓட்லாம், ஓட்லாம் இவ்ளோ நேரம் ஆனதே தெரியலயே! அப்புடின்னு சொல்லிட்டு ஓடுறோன்னு பாருங்களேன்! அப்போன்னு பார்த்து அ "சரி வா! நம்மா இனிமே வந்து நமக்கு வந்து இந்த பஸ்ல போறதெல்லாம் சரியாவாது. நம்ம ஆட்டோல போவோம்." அப்பிடிங்கிற மாதிரி முடிவ்
ஆ! ஆமா. ஆமா. ஏன்னா நேரொம் ரொம்ப ஆயிடுச்சு அப்டிங்கும்போது பஸ்ஸு கெடைக்குமா, கெடைக்காதா அப்டிங்கறது ஒரு கேள்விக்குறியா இருக்கும்.
ஆமாங்க. ஆ அதனால வந்து என்ன பண்ணோம். ஆட்டோவ பிடிச்சோம். ஏறி உட்காந்துட்டோம். சரி ரைட்டு. எனக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து ஆ சில்லறையெல்லாம் எடுத்து வெச்சுக்கங்க அப்டின்னு அவர்ட்ட சொன்னேன். ஏன்னா, வந்து இறங்கும்போது ஆட்டோக்காருக்கு சில்றய கொடுத்துட்டு இது 500 நோட்டு, ரூ. 500 நோட்ட குடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டார்ன்னா ஆட்டோ கஷ்டம் இல்லீங்களா?
ஆ, ஓ! ஆமா, ஆமா. அந்த நேரத்தில போய் நம்ம சில்றைக்கும் யார்ட்டயும் போய் தேட முடியாது. ஏதாச்சு பக்கத்து வீடு கேட்க முடியாது, கடைகளும் தொறந்துருக்காது. ம் ஆமா. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க! வேற என்ன பண்ணீங்க?
ஆமா. ஆமாங்க. ஆ, அப்ப சொன்னபோது பாத்தா அவருடைய பர்ஸ் காணல, அப்டிங்கறது அப்பதாங்க தெரிஞ்சுச்சு.
அச்சச்சோ! எங்க போணுச்சுனே தெரிலையா?
தவறி, தவறி போச்சு. எங்கயோ என்ன பண்ணனுன்னு தெரில. நான் ரொம்ப டென்ஷன் ஆகறேன். அப்பிடியே "ஐயோ! எனக்கு என்ன பண்ணனுன்னு தெரியலயே! அப்பிடின்றேன்." அந்த நேரத்துல என் தோள்ல கைய போட்டுக்கிட்டு நீ கவலப்படாதம்மா! நான் இருக்கேன் அப்பிடின்னு சொன்னாரு.
ஐய்யய்யோ! ஆ,